அ அதோட, நம்ம சொல்ற விதம் எப்படி இருக்கணும்ன்னா, அதுக்குன்னு ஒரு சில தா ச சட்ட திட்டம் மாரி சொல்லலாம். அப்படி இருக்கு. முறைகள்னு இருக்கு. எப்டின்னா, ஒரு கதைக்கு வந்து, தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கணும். தலைப்பே வந்து, ஒரு ஈர்க்கணும். அந்த மாரியான தலைப்பா இருக்கணும்.
ஓ! ஒரு ஒரு கதைக்குமே, ஒரு ஒரு முறை இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்டி தானே!
ஆமா, ஆமா. தலைப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் அந்த தலைப்ப சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணனுன்னா, வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த முதல்ல 1 சொல்லிரனும். அதாவது, அதுக்கு பதில் இருக்கக்கூடாது. கேள்வி மாரி அது நிக்கணும். எடுத்த உடனே. இது நடந்திருந்தா!
ஒ, சரி. ம். ஓ! மொதல்ல எடுத்த உடனேயும், ஒரு கேள்வி கேட்டது தான் நல்லது. அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க!
ஆமா. தலைப்புக்கு அப்பறம், ஒரு கேள்வி மாதிரி, அதுக்கு பதில் இல்லாத, ஒரு அரைகுறையான ஒரு கேள்வி மாரி, ஒரு ஆரம்பிச்சுட்டோம்ன்னா, அதுக்கப்புறம் நம்ம, ஒரு ஒரு விஷயத்தையா சொல்லிட்டு வரணும். மையக்கருத்த நம்ம விட்டுற கூடாது. மையக்கருத்த மனசுல நல்லா வச்சுக்கிட்டு, அதோட காட்சிய முதல்ல நல்லா வர்ணிக்கணும். "சுத்தி இப்படி தான் இருக்கும்"
ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, இப்போ கொழந்தைங்க அதனால நல்லா ஈர்க்கப்படுறாங்கன்னு நெனைக்கிறீங்களா?
ம். ம். ஆமா. குழந்தைகளுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஏன்னா, சின்ன குழந்தைங்களோட அ மூளை எப்படி இருக்குன்னா வந்து, எத சொன்னாலும் பட்டுன்னு கற்பூரம் மாரி பிடிச்சுக்கிட்டுருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. அதனால அவுங்க வந்து அந்த காட்சிய நான் சொன்ன உடனே, அவுங்க கற்பனைக்குள்ள போயிருவாங்க. அவுங்க பாத்த பொருட்கள வச்சு, இப்போ ஒரு க இது தோட்டம்ன்னா, உடனே அவுங்க தோட்டம் நம்ம போனோம்ல! பார்க்குக்கு போனோம். அந்த மாதிரின்னு சொல்லி, ஒரு கற்பனை பண்ணிருவாங்க.
ஆ, சரி இப்போ "கொழந்தைங்க வந்து நெறையா கற்பனை பண்றாங்க" அப்டின்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால?
ம், ம். ஆ, நான் ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்து, இதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இது என்ன முறையில நான் பண்றேங்குறத சொல்லிட்டு சொன்னா தான், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மொதல்ல வ அ அ.
சரி. ஓ! சரி, சரி. மொதல்ல, அப்ப "முறைய மொதல்ல சொல்லிர்றேன்" அப்டின்னு சொல்ல வர்றீங்க. அப்டி தானே! சரி சொல்லிடுங்க.
ஆ ஆமா, ஆமா. ஆமா. மொதல்ல மொதல்ல வந்து அந்த காட்சிய சொல்லணும். அ கதை தலைப்பு. அடுத்து வந்து கதையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு கேள்வி மாரி ஒண்ணு நிறுத்தி வச்சுட்டு, அதுக்கப்பறம் வந்து, அந்த காட்சிப்படுத்தணும். காட்சிப்படுத்திட்டு, கதாபாத்திரங்கள கொண்டு வரும்போது, நல்லா விளக்கமா சொல்லிரணும் அந்த கதாபாத்திரம் என்னங்கிறத! நீங்க அரகுறையா சொன்னா, வந்து கதைக்கு ஒட்டின மாதிரி சொல்லணும். கதாபாத்திரத்த.
ம். ம், ம். ஓ! கதைக்கு ஒட்டின மாரின்னா, அந்த கதைல யார் யாரு இருக்காங்கன்னு சொல்ல வரணும். அப்டின்னு கேக்க வர்றீங்களா?
ஆ. ஆ, ஆமா. இந்த கதையில இவுங்கள்லாம் இருக்காங்க. இது இவுங்க இந்த பண்ணாங்கன்னு நான் சொல்லும் போதே, உங்களுக்கு வந்து அத வந்து இணைச்சுப் பாக்கிறது ஈசியா இருக்கணும். அந்த மாரி. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் கதாபாத்திரம் முடிஞ்ச உடனே கதைய ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது, தெளிவா சொல்லணும். வார்த்தைகளெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு கோர்வையா சொல்லணும். "முதல்ல வந்து, காஃபி குடித்தாங்க. காலையில எழுந்துருச்சு. அப்புறம் வந்து தூங்கிட்டாங்களா? தூங்கி எழுந்திரிச்சு தான் காப்பி குடிச்சோம்" இப்படி திருப்பி திருப்பிலாம் சொல்லக்கூடாது. அப்போ வந்து இப்போ கேக்கிறவங்க வந்து அந்த ஒரு சின்ன ந் நிமிஷம் தான் அது. அது என்ன சொல்றது! ஒரு குறைந்த நேரத்தில, அவுங்க மனச போய் நாங்க தொடணும்ன்னா இந்த யுக்தி எல்லாம் நமக்கு வேணும்.
ஓ! அந்த மாரி சொல்ல வறீங்க. சரி. <laughs> சரி, சரி.